கண்டிப்பா. இப்போ மத்தவங்கக்கிட்டேருந்து ர் விமர்சனம் வர்றது வேற. ஆ, சுய விமர்சனம் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து தன்ன வந்து "நான் ஸ் நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல எனக்கு நான் என்ன பண்ணுறேங்கிற புரிதல் இருக்கு. நீங்க என்னை விமர்சிக்க வேண்டாம்" அப்பிடிங்கிறதுக்காக அவுங்கள, அவுங்களே விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆ அதுதான் வந்து சுய விமர்சனம் சொல்றாங்க. செல்ஃப் கிரிட்டிக்கா அவுங்க மேலய அவுங்க நிறைய விஷயங்கள் வப்பாங்க. அப்போ யாராவது நம்மள வந்து ஏதோ சொல்ல வராங்கன்னா, அவுங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளே கிண்டல் அடிச்சிர்றது. "ஆ நான் எப்பயுமே இப்பிடிதாங்க. ஐயோ! என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா?" அப்பிடின்னு சொன்னா, அவுங்க வாய மூடிருவாங்கன்ற ஒரு விஷயம். அ எனக்கு எப்பமே இது அ என்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பிடி யாராவது என்ன வந்து எதாவது விமர்சிக்கிறனாலும், நான் முதலெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருவேன். ஆனா அதுக்கப்புறம் அது தவறான விஷயம் உங்களோட கருத்து அது. அத நம்மகிட்ட சொல்றதுக்கான உரிமைகள் அவுங்களுக்கு இருக்கு. எடுத்துக்கறதும் எடுத்துக்காததுக்கான பக்குவம் நமக்கு வேணும், அப்பிடிங்கறது எனக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு.
ஆஹ. ம்ஹ். ஆமா. ம். ம்ஹ்ம். உண்மை தான். ம்ஹ்ம். ம்ஹ்ம். புரியுது. ஆமா. ஆ. ஆமா. ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. உ உண்ம தான். ஏன்னா இப்ப நம்ம அவங்கள பேச விடாம நம்மளே நம்ம பேசிக்கிட்டா, அவங்க சைடுல இருந்து நமக்கு எந்த ஒரு விமர்சனமும் வராமலே கூட போக வாய்ப்பு இருக்குல்ல? அது வந்தா தானே நம்மள நாம திருத்திக்கவும் முடியும். அதுலேருந்து நம்ம வெளியேவும் வர முடியும். கரெக்ட்டு தானே? ம். இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா?
ஆமா. கண்டிப்பா. உண்மதான். ஆனா நிறைய கண்டிப்பா நான் வந்து கேட்டதுன்னு தான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட கருத்து. நான் எல்லாருக்கும் ஒரு, ஒரு அ பார்வை வந்து மாறும். ஆ என்னோட தோழி வந்து இதை நிறைய செய்வாங்க. அவுங்கக்கிட்ட தான் நான் மொதல் முறையா அதை பார்த்துருக்கேன். அவுங்களுக்கு வந்து, ஒரு அவுங்க வந்து போலியோ அட்டாக் ஆனனால, அவுங்களுக்கு ஒரு கால் வந்து சரியா நடக்க முடியாது. அவுங்களுக்கே வந்து ஒரு மனசில எப்பமே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கும். ஆ, அத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதிக அளவில அவுங்களயே அவுங்க கிண்டல் செய்துப்பாங்க. ஆ மத்த விஷயங்கள்லையும் வந்து, "ஆ ஐயயோ! நான் இப்பிடி இல்ல. நான் இப்பிடி பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டமே! என்னைப் பத்தி உனக்கு தெரியாதா?" அப்பிடி சொல்லி, சொல்லி நாளடைவில அதுவே அவுங்களோட ஒரு, ஒரு பிம்பமா அ இவுங்கன்னா இப்பிடி தான். அப்பிடின்னு ஆயிடுச்சு. அப்போ
ஓஹோ! ஓகே. உண்ம. உண்ம தான், உண்ம தான். ம்ஹ்ம். ஓஹோ! ஓஹோ! பரவாயில்லயே! ம். புரியுது. ம். ஓஹோ! புரியுது. ம்ஹ்ம். ம். அவுங்களால முடியாதுன்னு அவுங்களே முடிவு பண்ணிட்றாங்க இல்லேங்களா! அது அவுங்களோட இத மாம், என்ன சொல்றது, அந்த தைரியத்தையும் குறைச்சிரும்ல? உண்ம தான்.
ஆமா.

கண்டிப்பா. சில விஷயங்கள் வந்து நம்ம நல்லா செய்றது கூட தோழிகள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப படிப்புலயும் சரி ஏதாவது ஒரு அ பாடம் வந்து நமக்கு ரொம்ப புடிச்சதா இருக்கட்டும் அப்போ வந்து வந்துட்டா ம ''இந்த வாத்தி வந்துட்டா'' அப்டின்னுவாங்க. அப்புறம் ஆமா கணக்குவாங்க அந்த மாரி ஏதாவது அந்த மாரி விஷயங்கள் வந்து நமக்கே கொஞ்சம் அது பெருமையா நாளடைவில தோணும். ஓ பரவாயில்லயே அப்டின்னு ஆ சொல்ல சொல்லு அப்டின்லாம் கேட்டுருக்கேன் நான் அப்புறம் எங்க நான் வந்து 10, 11, 12 மட்டும் அரசு பள்ளியில படிச்சேன் அது வரைக்கும். நான் வந்து தனியார் பள்ளியில படிச்சேன் அப்போ திடீர்ன்னு இங்கே மாறும்போது என்னால அங்க இருக்க சூழ்நிலயை வந்து அ அனுசரிச்சு போக முடியல. அப்போ ஆ ஆசிரியர்களும் தமிழ் வழிக் கல்வி படிச்சவங்க இருந்தாங்க சிலர் அப்ப நான் டியூஷன் போனனால அக்கௌண்ட்ஸ் பாடங்கள்லாம் நான் தான் எடுப்பேன் எங்க வகுப்புக்கு. அ அந்த வாத்தியாருக்கு வந்து தமிழ் வழிக் கல்வியில படிச்சனால அந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு ஆங்கிலத்தில தெரியாது. நெறைய நேரம் அவர் வரமாட்டார். வராத போதெல்லாம் நான் தான் நானும் என்னோட இன்னொரு தோழி அவங்களும் டியூஷன் படிச்சனால நாங்க எடுப்போம் வகுப்பில. அப்போ அதனால எங்கள அந்த மாரி குறிப்பிட்டு சொல்லும்போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். <chuckles>
ம்ஹம். <laughs> புரியுது. ம். ம். ம். கணக்கு கணக்குன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க இல்லங்களா? <laughs> <chuckles> ம். ஓஹோ ஓஹோ. ம்ஹம். ஆமா. ஆமா. ம்ஹம். தெரில. ஓ! பரவால்ல. ம்ஹம். ஓஹோ. ஓஹோ சிறப்பு. ம்ஹம். <chuckles> புரிது. ஆனா, இந்த காலத்தில பார்த்தீங்கன்னா அதுக்கு நெறைய உங்களுக்கு அ அ விமர்சனங்கள் என்ன இருந்தாலும், அத ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துடுச்சு இல்லங்களா, இப்ப நம்மள விட நமக்கு பின்னாடி அ வந்தவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே எடுத்துட்டு போறாங்களோனு எனக்கு தோணுது அத நீங்க என்ன நெனக்கிறீங்க?
கண்டிப்பா அவங்க வந்து எடுத்துக்கிறதே இல்ல அதில ரெண்டு சிக்கலும் இருக்கு நல்லது சொன்னாலும் எடுத்துக்கறது இல்ல. அ ஓ ஒரு விமர்சனம் வச்சாலே அத எடுத்துக்கிறதில்ல அது சிக்கலும் இருக்கு ஏன்னா பெற்றோர்கலாம் அத ரொம்ப கஷ்டமா நெனக்கிறாங்க அ நெறைய மாற்றம் இப்ப நடந்திருக்குது உண்மதான்.
<laughs> ஆமா. அ ஆமா. கடினமானது தான். ஆமா.

அது கண்டிப்பா இருந்திருக்கு. என்னன்னா, ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அதுக்காக விமர்சனங்கள். உருவக் கேலிங்கிறது எல்லா எடத்திலேயும் இருக்கும். அப்பயும் வந்து எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு ஏன்னா அக்கா, எனக்கு தம்பி. அப்ப நாங்க எங்களுக்குள்ள வந்து, இந்த மாரி வ் விஷயங்கள்ல்லாம் நாங்க பேசிக்குவோம். அது எங்கள இவுங்க ஒல்லியா இருந்தாலும் கிண்டல் தான் பண்ணப்போறாங்க, குண்டா இருந்தாலும் கிண்டல் தான் பண்ணப்போறாங்க. குள்ளமா இருந்தாலும் அது சொல்லதான் போறாங்க, உயரமா இருந்தாலும். இப்ப கண்ணாடி அணியிறவங்களல்லாம் ஒரு பேரிட்டு கூப்புடுவாங்க. அப்போ, எனக்கே அது வந்து சில நேரங்கள்ல தவறில்லைன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா, நமக்கு அது பேராவே அவுங்க பட்ட பேராவே நம்ம மனசுலயும் இருக்கும். அப்ப என்னோட ஆசிரியை வந்து ஒருவாட்டி அத கவனிச்சு, அந்த மாணவன பயங்கரமா திட்டுனாங்க. அ நீ யோசிச்சு பாரு, அது அவுங்க வந்து ஒரு பயன்படுத்துறாங்க. நீ எப்படி ஒரு ஆடைய பயன்படுத்துறியோ, அந்த மாதிரி தான். இது அவனோட அடையாளமா நீ எப்படி மாத்தலாம்? நாளைக்கு அவன் ஒரு டாக்டராவோ, இல்ல ஒரு பெரிய ஆளாவோ ஆகி, நீ ஒரு உதவி தான் கேட்கப்போற. உன்ன விட அவன் பெரிய ஒரு நிலைமைக்கு போகலாம். அப்படி இருக்கும்போது, இப்ப எப்படி இந்த மாரி பட்டப் பேர்கள்லாம் வைக்கிறீங்க? அதுவும் ஒரு பொருள பயன்படுத்துறத வச்சுன்னு ரொம்ப திட்டுனாங்க. அப்போ அந்த பயத்துல தான் நாங்க அதெல்லாம் வந்து தவிர்த்தோம். அதுக்கப்புறம் நாளடைவுல
ஓஹோ! ஆமா. ம்ஹ்ம். ஓஹோ! உண்மதான். ம், ஆமா. ஆமா. ம்ஹ்ம். ஓ! ஆமா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹா ம். புரியுது, ம் ம். ஓஹோ! ம். கண்டிப்பா. <chuckles> ஆ, ஓஹோ! ரொம்பவும் ஒரு சிறப்பான ஆசிரியர் உங்களுக்கு கெடச்சிருக்காங்க சொல்லப்போனா. எ என்னோட அனுபவத்துல ஒரு சிலர் அவுங்களுமே அப்படி கூப்புடுற ஒரு சூழ்நிலையிலலாம் நான் நான் பார்த்திருக்கேன். பரவால்ல உங்களுக்கு நல்ல ஆசிரியர் அமைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க, ம்.
<chuckles> அய்யயோ! <chuckles> ஆமா, அது என்னோட தமிழ் ஆசிரியை. அவங்களுக்கு இந்த மாரியான கிண்டல்கள், கேலிகள் கூட உருவக் கேலியோ, இந்த மாதிரி அவங்களோட பலவீனத்த காயப்படுத்துறதோ இருக்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க அழகா. ஆ அந்த மாரி புரிதல்கள் அந்த வயதுல வந்து, நமக்கு இவுங்க சொல்லும்போதான் வரும், வீட்ல சொன்னால்லாம் தெரியாது.
ஓஹோ! ஓஹோ! ம். உண்மதான், உண்மதான். கண்டிப்பா. கண்டிப்பா. நம்ம
அப்புறம் சிலர வந்து அவுங்க மதத்த சார்ந்து கூப்புடுவாங்க. அதெல்லாம் வந்து ஆமா அ.
ஓ! ரொம்பவும் கஷ்டம். <laughs> மிகவும் தப்பான ஒரு விஷயம் அது சொல்லப்போனா. ஏன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறது மூலியமா ஒரு சமூகத்தையோ, இல்ல ஒரு பெரிய கும்பலையோ நம்ம அவங்கள அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்மளோட 5 வெரலே ஒரே மாதிரி இருக்காது. அதுல எப்படி நம்ம ஒரு மதத்த வெச்சு அப்படி சொல்றது சோ, ரொம்பவும் பெரிய தப்பு. உண்ம. ம்.
ஆமா. ஆமா. அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்தணும். வீட்லயும் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றத கவனிக்கணும்.
உண்ம.

இல்ல. அவுங்க வந்து என்னுடைய, அ பக்கத்து குழுல தான் இருந்தாங்க. ஆனா, நாங்க எப்டியோ த் நெருங்கிய தோழிகளா ஆயிட்டோம். அப்போ அவுங்க அ குழுவுல வந்து வேலை இல்ல நம்பெல்லாம் கொஞ்சம் ஒரு அ ஓய்வு எடுக்கலாம். ஒரு இடைவேளை எடுக்கலாம் அப்டின்னா, உடனே இவுங்கள கூப்ட்டுருவாங்க. இவங்கள பேச விட்டு, அவுங்கலாம் வந்து சிரிப்பாங்க. அது ரொம்ப அவங்களுக்கெல்லாம் நகைச்சுவையா இருக்கும். இவுங்களும் வந்து அது ஒரு உற்சாகமா எடுத்துட்டு, அ இவுங்கள பத்தின விமர்சனங்கள, இவுங்களே செய்யிறது, சொல்றதுன்னு இருக்கும். அது இவுங்க கொறைச்சடோனே அது எல்லாருக்கும் புரிஞ்சுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பார்வை வந்து மாறிடுச்சு. இப்போ சில நேரங்கள்ல வந்து, இந்த ஃபயர் ட்ரில்லாம் வெப்பாங்க. நாங்க வந்து ஒரு 10வது தளத்தில இருந்தோம். இந்த இவுங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் எப்டி மாறிடுச்சுனா, அது வந்து தெரியும். உண்மையான ஃபயர் கெடையாது. அதனால வந்து இப்போ இந்த மாரி பிரச்சனைகள் கொண்டவங்கள்லாம் எறங்கி வர வேண்டான்னு அறிவிச்சிருப்பாங்க. ஆனா, அந்த முறை பாத்தா அவுங்க எங்களுக் எங்களோட ஈடு குடுத்து எறங்கி வராங்க. அப்ப நான் சொல்றேன். எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணுன்னா? அப்போ அவுங்க சொன்னாங்க, "நீ தான சொன்ன நானும் எல்லாரும் மாரி தான்னு! அப்போ உண்மையா நெருப்பு வந்துச்சுனா, நானும் இறங்கி தானே வரணும்! அ அத இப்ப நீ ஏன் மாத்தி சொல்ற? நான் முயற்சி பண்ணி வந்துட்டேன்ல!" அப்டின்னாங்க. "ஓ! அப்போ இப்ப எவ்வளோ மனமாற்றம் அவுங்களுக்கு ஏற்பட்டிருக்கு!" அப்டின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது.
ம். புரியுது. ம்ஹ்ம். புரியுது. ஓஹோ! ஓ! புரியுது. ம், ஓஹோ! அட கடவுளே! ம், ஓஹோ! புரியுது. ஆமாமா. ஓ! ம்ஹ்ம். அஹா. ஓஹோ! ம் ம். ஓஹோ! <laughs> புரியது. ம். ம். அஹம். <laughs> ஆமா, உண்மதான். ம். ஆமா, உண்மதான். ஆமா, கண்டிப்பா. இது நீங்க என்ன தா அ நீங்க அவங்களுக்கு குடுத்தது, எவ்வளய்க்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயோன்றது நீங்க சொல்றதுலருந்து எனக்கு புரியுது. அதே சமயத்தில அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும், அவங்கள பாத்து மாறிட்டாங்கன்றதும், ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா, எல்லா நேரமும், எல்லாரும் அந்த மாரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு சிலரோட பார்வ அது மாறாமலும் இருக்கலாம். அந்த பார்வைய மாத்தறது, அவங்க கையில மட்டும்தான் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க கையில மட்டும் தான் இருக்கு. இத தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள பத்தின விமர்சனங்கள் வந்திருக்குங்களா? இல்ல அத நீங்க எப்டி மேற்கொண்டு வந்தீங்க?
கண்டிப்பா. உண்மதான்.